ஆ, இப்ப பாத்தீங்கன்னா நெறைய விஷயங்கள் வந்துட்டு, ஆ அதாவது "இந்த பழக்கத்த நான் வந்து விடணும்." அப்டீங்கற்கு நெறைய முயற்சிகள் எடுப்பாங்க. நான் எப்படி கேக்குறேன்னா, நம்ம வந்து தொபை தொலைபேசி பயன்படுத்துற நேரம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். "ஐயோ! இந்த பழக்கத்த விட்டுறணும்டா" <snorts> அப்டீன்னு நாம நெனப்போம். ஆனா, அதுக்கு வந்து எந்த அளவுக்கு நாம ஸ்டெப் எடுத்திருப்போம் அப்டீன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த மாரி வாழ்க்கையில உங்களுக்கு வந்து, நீங்க இந்த விஷயத்த வந்து, இந்த பழக்கத்த வந்து "நான் விடணும்" அப்டீன்னு நெனச்சு நிறுத்திருக்கீங்களா? அத பத்தி சொல்ல முடியுங்களா?
ஒகே, மேம். நிச்சயமாங்க. நீங்க சொன்னா போலவே இந்த தொலைபேசி வந்து பாத்தீங்கன்னா, இந்த இப்ப இருக்குற காலகட்டத்துல வந்து ரொம்பவே நான் வந்து எல்லார் போலவே பாத்தீங்கன்னா ரொம்பவே அடிக்ட் ஆயிட்டேன்னு சொல்லலாம். எந்த அளவுக்குன்னா
அ ஓ! <snorts> சரிங்க.
ம். சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா தூங்கம்பொழுது, அந்த ட்ராமா, சீரியஸ் து பாப் வெப் சீரியஸ் அதெல்லாம் பாத்தா தான் தூக்கம் வரும் அப்புட்லாம் சொல்லுவாங்கல்ல. அந்த அளவுக்கு வந்து பாக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து எப்படி எனக்கு வந்து ரொம்ப உணர்ந்தேன் அப்டீன்னா, இந்த இந்த கொரியன் ட்ராமாலாம் வந்து எனக்கு ரொம்பவே புடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுவும் ஒரு இது தி அண்டிமென்ட்ன்னு ஒரு விஷயம் இருக்கும். அதாவது அந்த ட்ராமா நேம். அது கிட்டத்தட்ட ஒரு 40, 50 எபிசோடு இருக்கும். அந்த மு அந்த எபிசோடு வந்து பாத்தீங்கன்னா 3 நாள்ல நான் பாத்து முடிச்சிட்டேன்.
ஆமாங்க. சரிங்க. அடேங்கப்பா! <laughs> ஐயோ!
அதுவும். 48 நிமிஷம். அதுபோல வந்து, பாத்தீங்கன்னா, நீண்ட ஒரு எபிசோடுன்னு சொல்லலாம். அது சில இடத்துல, 1 மணி நேரம் கூட இருக்கும். அப்பன்னா பாத்தீங்கன்னா, ஒரு 3 நாள்ல, 3 1/2 நாள். அதாவது 4 நாள். கம்மினே வச்சுக்கிங்களேன். அதாவது சாப்டுறது. சாப்பிடுற நேரத்தில பாக்கிறது. பாத்த இடத்துல வந்து, அப்படியே சார்ஜ் போட்டு, சார்ஜ் போட்டு மொபைல வந்து, பார்த்து அப்படியே பாக்கிறதாவே இருந்தேன். கண்ணு வலிச்சா கூட பாக்குறேன்.
கண்டிப்பா. ஏனா ஆ ஏனா, நீங்க சொன்ன டைம்க்கும், நீங்க சொன்ன அத பேச வச்சுகும் பாத்தா, <chuckles> கண்டிப்பா நீங்க அப்டி தா பாத்து இருக்கணும். மொபைல் ஃபோன கீழயே வக்காம, சார்ஜ் போட்டுட்டு, சாப்பிட்டு. எல்லா நேரத்திலும் பாத்து இருந்தாதா, கவர் பண்ணியிருக்க முடியும். ஏன்? இந்த அளவுக்கு, அப்படி ஒரு ஆர்வம் அத பாக்குறதுக்கு.
ஆமா. அது எனக்கு தெரியல. எந்த அளவுக்குன்னா, அது ஒரு நகைச்சுவா இருக்கட்டும். அதோட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும். அத வந்து, மேல்கொண்டு வந்து பாக்கும்போது, எனக்கு பாக்கணும். அடுத்து என்னாகும். அடுத்து என்னாகும். இவன் சண்டை போட்டானா? இல்லையா? அவ குகைக்குள்ள மாட்டிக்கிட்டானே, அவனுக்கு அ, சூப்பர் பவர் வந்துச்சா? இல்லையா? அப்படின்ட்டு நெறய வந்து பாத்தீங்கனா என்ன அதுவும் நான் எந்த அளவுக்குனா. ஆம் ஆ, தொலைபேசில வந்து பாத்தீங்கனா, சார்ஜ் கம்மியாடுச்சுனா. அ, டிவில பாப்பேன்.
ஹ்கு ம். ஓ, அப்டி! சரிங்க. <chuckles>
அந்த அளவுக்கு ஆமா டிவிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து கனெக்ட் பண்ணி அது பார்க்கும்பொழுது, எங்க அம்மாலாம் <chuckles> திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில எனக்கு ம் ரொம்ப சோர்வாயிருச்சு. அ அம்மாக்கு தெரியும்ல அந்த பேசுற விதமா, கண்ல இருக்குற அந்த தூக்கமா இருக்கட்டும், அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டு. ரொம்ப திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. "உனக்கு இதெல்லாம் பார்க்கணும்னு நான் யாரு சொன்னது? யார் உன் ஃப்ரெண்ட் யாருனா சொன்னாங்களா? சொல்லு. அவங்க அவங்களோட நம்பர் தா. அப்போ ஃபர்ஸ்ட்டு நான் உங்க கிட்ட பேசுறேன்'' அப்டின்னு சொல்லும்போது. ''அவலாம் யாரும் சொல்லல நானே தான் பார்க்குறேன்'' அப்டின்னு, உனக்கு தூக்கம் தூக்கம் முக்கிய ஒரு மனுஷனுக்கு பார்த்தீன்னா ஒரு தூக்கம்ன்றது எவ்வளோ முக்கியம். அதெல்லாம் கிடையாது உனக்கு லீவ் விட்டுட்டுனா போதும் நீ வந்து சாப்பிடுறதும் இல்ல தூங்குறதும் இல்ல. முழுக்க முழுக்க வந்து அந்த தொலைபேசிலே வந்து பார்த்தீன்னா. அவ மூழ்கியிருக்க அப்டின்னும்போது. அப்பதான் எனக்கு தோணுச்சு அதான் நான் என் நான் என் சொன்னேன். செமஸ்டர் செமஸ்டர்ன்ட்டு பார்த்தின்னா, அதுலயே நான் படிச்சுட்டு இருந்தேன். அதுவும் எங்க அம்மா சொன்னது செமஸ்டர் செமஸ்டர்ன்ட்டு படிச்சுட்டு, அங்கயும் தூங்கல. அந்த செமஸ்டர் லீவ் விட்டதுக்கப்புற நீ தூங்காம வந்து நான் பார்க்குறேன். பார்க்குறேன்னு கண்லாம் ஆனா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தூர பார்வ அந்தளவு தெரியாது.
அ. சரிங்க. ஆ. <chuckles> ஆமா. ம். ஓ! சரிங்க.
அதே அதுவும் எப்பிடின்னா இந்த செந்தில் கவுண்டமணில 6:00 மணிக்கு மேல கண்ணு தெரியாது சொல்லுவாங்கல்ல, மாலைக்கண்ணாடா அப்பிடின்னுவாங்கல்ல. அது போல வந்து எப்பிடின்னா, மாலைக்கண் கிடையாது. அது எப்பிடின்னா 6:00 மணி ஆனா அந்த மங்கலா ஆகும்போது பார்த்தீன்னா, அவுங்களோட முகம் எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. உருவம் மட்டும் தான் லைட்டா தெரியும்.
<laughs> ஆமாங்க. ஆமா. சரிங்க. ஆனா, நீங்க இதிலேயுமே பார்த்தீங்கனா, எந்த அளவுக்கு நீங்க பார்த்துருக்கீங்க இல்ல, ஆ ச.
<laughs> அப்பிடி, அது வந்து எனக்கே தெரிய ஆரம்பிச்சிச்சு. இது வந்து இந்த பழக்கம் வந்து சரி கிடையாது, விட்டே ஆகணும் அப்பிடிங்கம்போது, நம்மளால மொத்தமா விட முடியல, இருந்தாலும் வந்து எந்த அளவுக்குனா, இந்த கல்லூரி போகும்போது, மொபைல் பார்க்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்பறம் வந்து யார்னா இருக்கும்போது மொபைல் பார்க்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் கொஞ்சம், கொஞ்சம், கொஞ்சமா விட்டேன். என்னோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா வந்து, இல்ல இதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது. ஃபர்ஸ்ட்டு மொபைல கொடு அப்பிடின்ட்டு, பீரோக்குள்ள பூட்டி வச்சிட்டாரு. பொம் மொபைல.
மொபைலே வாங்கி ஃபோன வீட்டுக்குள்ள வச்சுட்டாங்க. நீங்க சொல்லி நீங்க மொபைல் வாங்கி வக்கிற அளவுக்கு நீங்க கொஞ்சம் கண்ட்ரோலா பண்ணியிருந்தீங்கனா, இந்த விஷயம் நடந்திருக்காது. ஏனா, மொபைல் கண்டிப்பா கையில வேணும் இல்லேங்களா! ஒரு எமர்ஜென்சி காவது.
ஆமா. பீ பீரோக்குள்ள வச்சிட்டாரு. அதான் எங்க என்னோட அம்மா என்ன சொல்றாங்க? உன்னோட நண்பர்கள் கிட்டலாம் என்னுடைய தொலைபேசி இருக்குல்ல. தொலைபேசி எண் இருக்குல்ல. அவங்க வந்து எதுனாலும் எனக்கு சொல்லட்டும். அந்த WhatsAppல வந்து குரூப் மெசேஜே வந்தா கூட பரவால்ல, ஏன் எங்கிட்ட சொல்லட்டும் அப்படி சொல்லும்போது, அம்மா தயவு செஞ்சு குடுமா நான் அது மேல பாக்க மாட்டேன் அப்பனா. சரி ஓகே நான் அவங்க, ஸ்ட்ரிக்ட்டா சொல்ட்டாங்க நான் தரவே மாட்டேன் அப்டின்னும்போது, நான் என்ன பண்ட்டேன்னா, நம்மதான் சும்மா இருக்க மாட்டோமே. அதான் டிவி இருக்குல்ல, அவ்வளவு பெரிய டிவி இருக்கு எதுக்கு சும்மா இருக்கு? நான் என்ன பண்ட்டேன்? அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இல்ல நெட் கனெக்சன், அதெல்லாம் குடுக்கவே கூடாது, நான் உக்காந்து Shin Chan பாக்க ஆரம்பிச்சுட்டேன்.
<laughs> <laughs> சிறப்பு. <laughs> இப்ப இது இப்ப என்ன இப்ப என்ன சொன்னாங்க? Shin Chan பாக்கும்போது என்ன சொன்னாங்க?
<laughs> அது கூட பார்த்துக்கோ. ஆனா இது பார்க்காத அப்டின்ட்டாங்க. <laughs>
ஓ! <chuckles> அதுக்கு இது எவ்வளவோ பரவால்ல இத கூட பாத்துக்க சாமி அப்டின்னுட்டாங்களாம்.
ஆமா. அது கூட பாத்துக்கோ. ஆனா இதெல்லாம் பாக்காத, எங்க அம்மா என்னன்னா வந்து நீ வந்து வெட்டியா இருக்கறதுனாலதான் இந்த இதெல்லாம் பாக்குற வெப் சீரிஸ் எல்லாம் பாக்குற. உனக்கு நான் வேல குடுக்குறேன் அப்டின்ட்டு எங்க அம்மா சும்மாவே என்ன இருக்க விடமாட்டாங்க. எ இந்த வேலை பண்ணு, அந்த வேலை பண்ணு, துணிய மடி, அதுக்கப்புறம் மேல இருக்க போர்ஷன பெருக்கி தொட, கீழ இருக்க போர்ஷன பெருக்கி தொட, எங்க அம்மா வந்து சூப்பர்வைசர் வேல பாப்பாங்க. எந்த அளவுக்குன்னா, இது வந்து சுத்தமா இல்ல. அபிடிக்க அதுக்கப்புறம் வந்து எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து சிலம்பம்லாம் சுத்துறல, அதுல எதுனா பண்ண. அம்மா சிலம்பத்துக்கும் இந்த வெப் சீரிஸ்க்கும் என்னம்மா சம்பந்தம் இருக்கு? அப்டின்னும்போது, இது மட்டும் வக்கணையா பேசு. கண்ணு கிண்ணுலாம் ஓன்னு இருக்கு பாரு. என்னமோ ஏதோ சொல்லுவாங்க. அதாவது பேய் அடிச்சா போல இருக்கு, அப்டின்னுவாங்க. அம்மா பேய்லாம் அடிக்கலமா. இந்த மொபைல் தான்மா என்ன அடிச்சிருச்சுன்னும்போது, ஃபர்ஸ்ட் அததான் வந்து தலைய சுத்தி தூக்கி கடாச போறேன் அப்டின்னும்போது அதெல்லாம் பண்ணாதமா, அது கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கே தெரிய வந்துச்சு. உடல் சோர்வு, மனச்சோர்வு, எதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா ஆவுர? எதுக்கு கோபப்படுறேன், அப்டின்னு எனக்கே தெரிய ஆரம்பிச்சுச்சு. அ இதனாலதான், இவன் இவன ஒதுக்குனா போதும், நம்ம வந்து சரியாயிடுவோம் அப்டின்ட்டு. நான் முழுக்க முழுக்க வந்து, அந்த அளவுக்கு சொல்ல முடியாது, இந்த டைமர் வச்சு பாப்பாங்கல்ல இத்தன நிமிஷம் வந்து இந்த ஆப்க்குள்ள இருக்கும். இத்தன நிம்ஷம் வந்து அது அப்ப வந்து எனக்கே தோண ஆரம்பிச்ரும், இது வந்து இதுக்கு மேல இது பண்ணக்கூடாது அவ்ளோ சீரியல் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 3 நாள் 4 நாள் அவ்வளவு எபிசோட் வந்து பாக்குற இது, நான் என்ன பண்ணேன்னா, கண்டிப்பா ஒ ஒடனே விட முடியாது. ஒவ்வொரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம்
அச்சச்சோ! <laughs> ஆ. <laughs> ஆ. கண்டிப்பா. ஆமாங்க. ஆமா. நிச்சயமா. ஏன்னா, அ அவ்ளோ தூரம் பாத்துட்டு திடீர்னு, விட்றணும். சுத்தமா பாக்க கூடாது அப்டின்னா அது கண்டிப்பா முடியாததுதான். அதுக்கு, டைமர் வச்சா கூட அந்த டைமர்க்குள்ள அதுவாவே க்ளோஸ் ஆயிரும் அந்த ஒரு இதாவது இருக்கும் இல்லைங்களா?
ஆமா. ஆமா. நிச்சியமா. அப்டி இருக்கும்பொழுது, நா என்ன பண்ணேனா. 1 நாளைக்கு 1 2 ஒண்ணு. அதுபோல வந்து, சின்ன சின்ன என்னோட வேலைய பாக்கணும். இதுவும் பாக்கணும். அப்டின்றக்காக, சின்ன சின்னதா பாப்பேன். அதுக்கப்பறம் வந்து, நான் என்ன பண்ண, இந்த சாப்பிட்ற நேரத்துல மொபைல் யூஸ் பண்றது, அதெல்லா வந்து டோட்டலாவே நிறுத்தியதுக்கப்றம், நான் என்ன பண்ணுவேன். அதா, நீங்க தான் என்ன மொபைல்லா பாக்கக்கூடாது சொல்லியிருக்கிங் எங்க அம்மா ஸ்ட்ரிக்ட்டா இல்லன்னா, கரண்டி பறக்கும், எனக்கு. அதனாலேயே நா வந்து, இதெல்லா வந்து <chuckles> ஃபாலோ பண்ணுவேன். <laughs> அதனால, சேரி. ஓகேம்மா. அப்டின்ட்டுக்காக, அவங்களும் வந்து பாத்தீங்கனா, கஷ்டப்பட்றாங்க. அதாவது நம்ம, எதுமே பண்றத பாத்தா, அம்மாக்கு ரொம்ப கஷ்டம் தான வரும். இவ்ளக்காக நானே புரிஞ்சுகிட்டு, இதெல்லா பாக்கலாமா. அப்டின்ட்டு விட்டுடே. ஆனா, "சிஞ்சான்" மட்டு நா, எப்பைவுமே பாப்பேன். நான் சொல்றிவேன். ரிமோட் என்கிட்ட குடுத்துடணும். சாப்பிட்ற டைம் மட்டும். நான் என்ன பாக்குறனோ, அதுதா நீங்களும் பாக்கணும், அப்டின்னும்போது, எங்க குடும்பமா சேந்து, நாங்க "சிஞ்சான்" பாப்போம். <chuckles> அதுக்கப்புறம் டிவியில இருக்க விஷயம்லா பாப்போ. <laughs>
<laughs> சரிங்க. ஆ. நிச்சியமா. அம. சே <laughs> ஆனா, உண்மையாவேங்க. இப்போ, அ குடும்பமா சேந்து, அந்த "சிஞ்சான்" பாக்குறதா வந்து பாத்தீங்கனா, ரியாலிட்டியாதா இருக்கு. ஏனா எங்க வீட்லேயும், அதே பிரச்சனதா. என் பொண்ணுமே வந்து பெரிய பொண்ணு தாங்க. ஆனா, பாத்தீங்கனா அது, அத பாத்துட்டு தா சாப்பிட்றது. இல்லைனா சாப்பிட மாட்டேமா. வேண்டா. அப்டின்றது. அப்புறம் என்ன பண்றது, நாங்களும் ஆனா அத ஆனா, உண்மையான ஒரு விஷயங்க. எனக்கு இப்ப ரொம்ப புடிக்க ஆரம்பிச்சுருச்சுங்க. <laughs>
ஆமா. நிச்சியமா. உங்க குடும்பத்துல இருக்க 5 பேருக்கும் பாத்தீங்கன்னா, "சிஞ்சான்" புடிக்கும். நான் வந்து எப்டின்னா, என்னோட பெரியம்மா யார்னா வந்தா கூட, அவங்களும் வந்து எங் இத்தனைக்கும் ஒரு ஐலைட்டே என்னனா, எங்க குடும்பத்தில. எங்க அண்ணனுக்கு கல்யாண ஆயிட்ச்சு. அவங்க மனைவி, அதாவது என்னோட அண்ணி. இந்த பொம்ம படம் இல்லனா, சாப்டவு மாட்டாங்க, தூங்கவு மாட்டாங்க. <chuckles> அதுபோல, இந்த "டாம் அண்ட் ஜெர்ரி, சிஞ்சான்" <laughs> அவங்களுக்கு எத்தன வயசுனா ஆமா. அவங்களுக்கு 26 வயது, இத்தனைக்கும்.
சரிங்க. சூப்பர்ங்க. அதாவது உ <laughs> உங்களுக்கேத்த ம அ ஆஹா! அதாவது உங்களுக்கு ஏத்த அண்ணி, அண்ணிக்கு ஏத்த நாத்தனார். <laughs> அப்டி சொல்லிக்கலாமா? <laughs>
ஆமா. அதுவும் சொல்வேன். நானும் அவங்களும் சேர்ந்து தான் வந்து, "இந்த எபிசோடுலாம் பார்க்கலாம். இதெல்லாம் பார்க்கலாம்." இது அது அது மட்டும் இல்லாம சின்சான் மூவி வந்து ரீசென்ட்டா வந்ததுல்ல, அப்போ கூட நான் சொன்னேன். "அண்ணி அண்ணி வாங்க போயிட்டு பார்க்கலாம்." அப்படின்னும்போது, இரும்மா உங்க அண்ணன் வேற விடமாட்டான் அப்படின்ட்டு சொல்லும்போது, அவன் கிடைக்கிறான், நம்ம வாங்க போலாம் அப்படினு, அது மாறிலா பிளான் பண்ணுவோம், ஆனால் போக முடியல <chuckles> சூழ்நிலை அமையல.
ஆ. <laughs> சிறப்புங்க. ஆனா, இந்த விஷயத்தில ஒத்து போய்கிது பரவால. இப்போ ஆ அந்த விஷயம் ம்.
நிச்சயமா. என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆ என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா, ஒரு பழக்கத்தை வந்து விடர்த்து வந்து ரொம்பவே கஷ்டம். ஆனா அத விட முடியுமா? கேட்டா கண்டிப்பா முடியும், ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் நாள் வந்து அதிகமா எடுக்கும். இந்த புகை பிடிக்கிறவங்க கிட்ட போயிட்டு, இன்னையோட நீ புகை பிடிக்காத சொல்லும்போது, அவனுக்கு வந்து மாறுதலா வேறு ஒரு விஷயமும், குடிப்பழக்கத்தில இருக்கிறவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாறுதலா வேறு ஒரு விஷயமும், நம்ம கவனத்தை வேறு இடத்துல செலுத்தினா மட்டும் தான் இந்த விஷயம்லாம் மாறும். அதேபோல நானும் சின்ன சின்ன விஷயலாம் எனக்குன்ட்டு மாத்திக்கிட்டு, இப்போ வரைக்கும் ஓகே நான் அந்த விஷயத்தை ஃபாலோ பண்றேன்.
சிறப்பு. சிறப்புங்க. ஏனா, நீங்க வந்து உ நீங்களாவே உணர்ந்துட்டீங்க. "ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளோட உடல் வந்துட்டு உழைக்க மாட்டேங்கிது. நம்ம இந்த விஷயத்த வந்து சரி பண்ணிக்கணும்." அப்டின்னு அதாவது ஒரேடியா நிறுத்திருந்தீங்கன்னு சொன்னா கூட நான் நம்பி இருக்க மாட்டேன். ஏனா, எந்த விஷயத்தையுமே நீங்க சொன்ன மாரி ஒரேடியா நிறுத்த முடியாது. அத நீங்க அழகா பிளான் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கொறைத்துருக்கிங்க. அதுக்கே பாராட்டணுங்க. <laughs>
நிச்சயமா. நிச்சியமாங்க.
இப்போ இத தவர வேறு ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு நான் இந்த விஷயத்த வந்து பழக்கத்த வந்து, "நான் மாத்திருக்கேன், நிறுத்திருக்கேன்." அந்த மாதிரி ஏதாவது இருக்கா?
என்னோட சோம்பேறித்தனம்.
ஆஹா! <laughs>
எந்த அளவுக்குன்னா எங்க அம்மாவே சொல்லுவாங்க. "நீ முன்னாடி வந்து சுறுசுறுப்பா வந்து இந்த பம்பரம் சுத்தி வுட்டா மாரி சுத்தினே இருப்ப." எப்ப இந்த மொபைல் வந்து அதிகமா வாங்கணுமோ உனக்கு அதிகமா சோம்பேறித்தனம் ஆயிடுச்சு ஒழுங்குமாரியாதைய போயிட்டு வேலையெல்லாம் பாரு அப்டின்னும்போது. ஆ இதுவும் கரெக்ட் தான் நமக்கு வந்து ரொம்ப சோம்பேறித்தனம் எந்த அளவுக்குனா? இந்த வடைக்கு அரைக்கிற மிக்ஸியில நம்ம வந்து வடைய வந்து மாவு அரைப்போல அது வேற ஒரு பாத்திரத்தில மாத்தி அதில வந்து தேவையான வெங்காயமா இருக்கட்டும் அத வந்து இந்த இதுவா இருக்கட்டும் அது என்னது? பச்ச மோளகா மிளகா இருக்கட்டும். அதெல்லாம் அந்த வேற பாத்திரத்தில தானே எடுத்து வச்சிட்டு போடுவாங்க. நான் என்னன்னா மிக்ஸி ஜார்லே எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வடைய போடுற ஆள்.
ஆமாங்க. பச்ச மோளகா, மல்லித்தல, அதான். ஐயோ! <laughs> அதாவது இந்த மாரி கேள்விப்பட்டதே இல்லங்க. மிக்ஸி ஜார்லயே வந்துட்டு ஆ எல்லாத்தையும் போட்டு அதிலேயே இது பண்ணி, அந்த அளவுக்கு சோம்பேறித்தனமா இருந்திருக்கீங்க?
ஆமா. ஆமா. அந்த அளவுக்கு சோம்பேறித்தனமானா ஆனா வந்து சுறுசுறுப்புலயும் வந்து மோதல் இடத்துல நான் தான் இருந்தேன். ஆனா சோம்பேறித்தனத்தில இப்போ முதல் இடத்துல நான்தான் ஆனா வந்து நிச்சியமா நானும் வந்து என்ன மாத்திட்டு தான் இருக்குறேன். ஏனா நடுவுல வந்து என்னோட பயிற்சி அதெல்லாம் வந்து நிறுத்தம்போது தான் இந்த சோம்பேறித்தனமும் என் கூட வந்துச்சு அவனே நானே உணரும் போது இல்ல நம்மளோட பயிற்சிய நம்ம வந்து மீண்டும் எடுக்கணும். நம்ப எக்ஸர்சைஸா இருக்கட்டும் நம்மளோட கோவத்தில வந்து இப்போ குத்துற பாக்ஸிங்கா இருக்கட்டும் அதெல்லாம் வந்து ஒரு வேகத்தை தூண்டுதல ஒரு விஷயம். எனக்கு வந்து எப்டின்னா இந்த பழக்கம்லாம் டோட்டலா வந்து வேற ஒரு இடத்துல நான் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது இது எல்லாமே குறையிது அது எனக்கு வந்து நல்லாவே தெரியிது.
ம்ஹம். ஓ! எந்த மாதிரி விஷயங்கள நீங்க அப்படி பண்றீங்க?
அதாவது இந்த சோர்வா, அதாவது சோம்பேறித்தனம்னு நான் சொல்றேன்ல அதுபோல வந்து இந்த தூங்குறத்து, படுத்துகிட்டே இருக்கிறது, மொபைல் பார்க்குறத்து, அது போல இல்லாம, என்ன நான் வந்து எதனா பண்ணணும் அப்படின்னும்போது, நான் வந்து சிலம்பம் சுத்துவேன். அதுக்கப்புறம் காலையில எழுந்து இது பண்ணுவேன். எக்ஸர்சைஸ் பண்ணுவேன், நான் வந்து எப்டின்னா, நம்ப வீட்டில வந்து எக்சர்சைஸ் எக்யூப்மென்ட்டிலா இருக்கு, அத வச்சுட்டு எதனா 1 மணி நேரம் 2 மணி நேரம், மாங்கு மாங்குன்னு இந்த பாக்ஸிங் பேக்லாம் இருக்கு, குத்திட்டே இருப்பேன்.
ஆமாங்க. <laughs> சரிங்க. ஆ.
அதுபோல வந்து எதனா ஒரு விஷயம், இல்லைனா பசங்க கூட பேசுறதா இருக்கட்டும், பசங்க கூட வெளியே போறதா இருக்கும், கோவில் போறது இந்த கோவில் போறத்துலாம், அதிகமா நான் வந்து பழக்கத்தை ஏற்படுத்துனேன். எதனா ஏன்னா வீட்டுக்குள்ளேயே இருந்தா தான், எதனா நம்ப இந்த சோம்பேறித்தன வேலை எதுவும் செய்யாம, இது போல வந்து மொபைலுக்கு வந்து நம்ம அடிமையா, அது போலலாம் இருக்கும், இது எதனா கோவில் அதுபோலலாம் போகும்போது, பழக்கத்த நான் மாத்தியிருக்கேன்.
ம். அதனால் அந்த சிறப்புங்க சிறப்பு. அதாவது உங்க கிட்ட பிடிச்ச விஷயங்களே என்ன அப்டின்னா, ஒரு த அதாவது நம்ம ஒரு ஆங் இந்த பழக்கத்தில இருந்தா நாம் ஒரு ப பாதை வந்து தவறா போய்ரும். இத சரி பண்ணணும் அப்டினு சொல்ட்டு ஆரம்பத்தில வந்து பார்த்தீங்கனா அந்த மொபைல்னால வந்த பிரச்சனைகள். உடம்பு, உடம்பு சோர்வு, கண் வலி இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும்போது அதில இருந்து எப்படி நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளில வந்தீங்க. அதுக்கு அப்புறம் சோம்பேறித்தனம் அப்படி அதாவது நாம் நிறைய பேர் ஒத்துக் மாட்டோம். <chuckles> நான் ஒரு சோம்பேறி அப்படினு ஒத்துக்க மாட்டோம். ஆனா நீங்க வந்து அதையே கண்டுபிடிச்சு நம்ம வந்து எதனால மாறிட்டு இருக்கோம். இத வந்து எப்படி நம்ம வந்து சால்வ் பண்றது. இந்த மொபைல்ஐ கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு வேறு ஏதாவது விஷயங்களை வந்து என்கேஜ்ட்ஆக இருக்கவேண்டும். அப்டின்றதயும் அழகா வந்து நீங்க பிளான் பண்ணி பண்ணியிருக்கீங்க. அ உங்க கூட வந்து நிறைய விஷயங்கள் வந்துவிட்டு பேசினோம். அவங்க கூட பேசினது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க. அ தொடர்ந்து பேசுவோம். நன்றிங்க.
ஆமா. <laughs> நிச்சயமா. மகிழ்ச்சிங்க மீண்டும் சந்திக்கலாம், நன்றி.